ஆமா. ஆசியாலே 2வது பெரிய சந்தை. 1 சந்தை வந்து ஒரிசாலியோ வேற எங்கயோ வடக்கில வந்து ஒரு ஒரு இடத்துல நடக்குது. அது வந்து அதுவுமே மிகப் பெரிய ஏசியவின் அ, அ 1 சந்தைன்னு சொல்றாங்க. இது வந்து ஆமா. மிகப்பெரிய சந்தை. இது வந்து 2ம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அ, இது வந்து போய்ப் பார்க்கலாம்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆயிப்போச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே ஆமா. அதுக்கப்புறம் இது தெரியவந்ததுக்கு அப்புறம் கல்லூரிலிருந்தே ஒரு 3 நண்பர்கள் வந்து அ, நாங்க வந்து எடுத்துக்கிட்டு போய் அங்க வந்து படம் எல்லாம் புடிக்கலாம் அப்டின்னு <chuckles> கிளம்பி போனோம். அது வந்து அந்த திருவிழா, அங்க அது வந்து சந்தைங்கிறது அந்த வருட வருடாந்திர சந்தை அது. 1 வருஷத்துல 1 டைம் அந்தச் சந்தை நடக்கும். அந்தச் சந்தையில மாடு, ஆடு அப்புறம் உயிர் உயிரினங்கள்ல என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆமா. நாயி, பறவை, குருவி அ, அ, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து தினம் தினம் அ, காலையிலருந்து சாயந்திரம் வரைக்கும் ஆடு வெட்டப்பட்டுகிட்டே இருக்கும். கோழி வெட்டப்பட்டுகிட்டே இருக்கும். ஆமா, ஆமா. அப்ப வந்து நீங்க உணவுக்கு வந்து உங்களுக்குப் ப பிரச்சனையே இல்ல. நீங்க வந்து யாரு யாருடையனாவது ஒரு நட்பு பாராட்டிட்டீங்கன்னா, அங்கயே சமைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க கூடயே சாப்பாடும் போட்டுருவாங்க. நீங்க வந்து கொஞ்சம் வந்து அன்பா பேசுனீங்கன்னா போதும். ஆமாங்க. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் வந்து பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமா இருந்தது. நாங்க இங்க இருந்து அ, கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க வந்து பேருந்து எடுத்துக்கிட்டு அ, ஈரோட்டுக்கு போறோம். போற வழியிலே பயங்கரமான கூட்டம் அந்த அந்த அந்த இதுக்குதான் வராங்க. அந்தச் சந்தைக்குதான் வந்து மக்கள் வராங்க. அவ்வளோ கூட்டமா தான் இருந்தது. நாங்க போ போங்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அங்க ஊர்லயே ஒருத்தன் வந்து என்னோட நண்பனோட நண்பனோட நண்பன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அ, லிங்க். அப்படி தான் வந்து வச்சிட்டு போறோம். இங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு தங்கறதுக்கு இடம் எல்லாம் வேணும் அப்டின்ற மாதிரி அ, கேட்டுட்டு நாங்க
அ, 2வது சிஎஸ்ல. மிகப்பெரிய சந்தை. அ. இதுக்காகக் கிளம்பிப் போனீங்களா? ஓ! <chuckles> ம், ம். ஆஹ. ஓ! நாய குருவி, அந்த மாரி. ஓ! அப்பா. சமைச்சு சா சாப்பாடும் போட்டுருவாங்க. <chuckles> <chuckles> அந்த மாதிரி அனுபவம் இருக்கா உங்களுக்கு அங்க? ஆ. அந்த அந்த எடத்துக்குப் போறதுக்கு. ம். ஆஹ. ஓ! ஒகே, எதோ ஒரு லிங்க். ம். ஓ! நீங்க ப தங்கி அ, ஓ! அ, 2 நாள் தங்கி இருக்க மாரி அந்த மாதிரி பிளான்ல போயிட்டீங்க.
ஆமா. ஆமா. அப்படி தான் சொன்னாங்க. என்னன்னா அந்த மொத்த சந்தையும், அத அந்த இதையும் வந்து நீங்க வந்து, 2 3 நாள் அங்க தங்கியிருந்து அ, நீங்க வந்து புகைப்படம் எடுக்கறதுக்காகதான் போனோம் ஆக்ச்சுவலி. அப்போ அப்போ புகைப்படம் எடுக்கறதுக்கு நீங்க ஒரு ஒரு 2 3 நாள் நீங்க அங்க இருந்து, அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நீங்கப் பார்த்து அ, ஃபீல் பண்ணி எடுக்கலாம் அப்டின்னு சொல்லி நாங்க ஒரு 3 நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அப்டின்னு தான் வந்து அ, அ, அந்தத் திட்டத்தோடு தான் போயிருந்தோம். போயிட்டு அங்க ஒருத்தர் லோக்கலா ஒருத்தர் இருந்தாரு. அங்க அவர்ட்ட பேசி எங்களுக்கு
ஆ. ஓகே. தங்குமிடம் எல்லாம் அதான் அதான் அரேன்ஜ் பண்றதுக்கு அந்த அத அதை ஏற்பாடு பண்றதுக்கு.
அரேன்ஜ் பண்றதுக்கு. ஆமா. ஆனா, எங்களுக்கு இது நாங்க போனது நைட் ஆயிடுச்சு. அவங்க வந்து அரேன்ஜ் பண்ணுனது வந்து அ, ஒரு அவங்களோட வீடு தான். அந்த வீட்டோட திண்ணையில வந்து அ, படுத்துக்கிறதுக்கு தான் வந்து <chuckles> பாய் எடுத்து வச்சிட்டாங்க அவ்வள தான். அப்புறம் அந்த அவ்வள தான் அரேன்ஜ்மெண்ட். ஆமா.
ஆ. உங்களுக்குப் பாய் பு பாய் விரிச்சு வச்சிட்டாங்களா? அது ஒரு சுகம். அது, அ, ஒரு நல்ல சுகமான ஒரு அனுபவம்ங்க.

ஆமாமாமா கரெக்ட் தான். என்னன்னா அது அ அது வெயில் காலத்துல தான் அந்தச் சந்த நடக்குமா, வருஷத்துல ஒரு முற. அப்போ வந்து அது மிகப்பெரிய கோ மிகப்பெரிய குளங்கறதுனால தான் அப்டி சொன்னேன். அ அந்த ஒரு பள்ளம் இருக்கும். அ ஏரி. ஆமாமா ஆமாமா அது ஒரு ஏரி. அங்க இருந்துட்டு அங்க போய்ப் பாக்குறேன். பலவிதமான ஆடுகள். அ ப ஐயயோ, பேசாவ ஆமாமா, அவ்ளோ ஆடுகள் எண்ணிக்கைய நான் வந்து மொத்தமா நா பாத்ததே இல்ல. என் வாழ்க்கையில அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப.
ஓ! புரியுது, புரியுது. இல்ல, நீங்க சொல்றது புரியுது. நான் சும்மா உங்களுக்கு இது பண்றதுக்காக சொன்னேன். <chuckles> வித்தியாச வித்தியாசமா பல ப பிரீட்ஸ். இல்ல. பல விதமான ஆடுகள்ன்ற போது நீங்க வந்து எ அ ஆட்டோட இனங்களப் பத்தி சொல்றீங்களா? இல்ல நறைய ஆடு கவுன்ட்ட பத்தி சொல்றீங்களா?
அ. அ, நறைய கூவான்டிடி க கவுன்ட தான் சொல்றேன். அவ்ளோ பலவிதமான ஆடுகள்னா கலர்-ல நறைய இருந்தது. அதுக்கப்புறம் மொத்தமா கவுன்ட்ங்கறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்டி இருந்தாலும் 75,000 ஆடுகள் அங்க நான் பாத்துருப்பேன். 75,000 ஒரு லட்ச ஆடுகள் வந்து பெரிய சந்த. அ அவ்ளோ ஆடுகள் வந்து பாத்து, வாங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. அத பாத்துட்டு ரொம்ப மிரட்சியா இருந்தது. அ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதப் பத்தி இந்த மாரி நா கல்லூரிகள்லாம் வந்து அதுல நான் புகைப்படம்லாம் எடுக்கற பழக்கம் உண்டு எனக்கு. அப்போ அதாவது புகைப்படம் எடுத்து அத வந்து கல்லூரிகள்லலாம் அப்போ வந்து ஒரு இது வரும் அ ஒரு சின்ன மேகஸின். ஆமா அது போட்டிகள் மாதிரியும் அனுப்ச்சுருக்கேன். ஆனா இந்தக் க கல்லூரிக்கே வருடாந்தர பத்திரிகை.
ஓகே. ம். ஆ. எப்பா! நல்ல பெரிய சந்தை போல இருக்கு. ம். ஓ! போட்டிகள் வரும். அதுதான் மேகு அது கல்லூரியோட ப அந்தப் புத்தகத்துல வந்து போடுறது. அந்த ஆ அ அலுமினி புத்தகம் அந்த மாரி இருக்குமே.
ம். ஆ, ஆமா வருடாதர வருடாந்திர புத்தகம்னு ஒண்ணு வரும். அ ஒரு மலர் வருடாந்தர மலர் மாரியே ஒ்ண்ணு வரும் எங்க கல்லூரிக்கு. அந்தக் கல்லூ அந்த ஆ, காலேஜ் மேகஸின். அதுல வந்து ஒரு டைம் போஸ்ட் பண்ணோனா, அத பாத்துட்டு நறைய நண்பர்கள்லாம் வந்து பேசுனாங்க. "எங்க இது எடுத்தது?" அப்டின்னுலாம் கேட்டுப் பேசும்போது, அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த மாரி ஈரோடு பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அ அனிமல் ஃபார்ம் நடக்கும். அ அப்டின்னு சொல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆ, அ. ஆமாமா. காலேஜ் மேகஸின். ஆமாமா, ஆமா. நாமக்கல், ஈரோடு அந்தப் பக்கம். நடுவுல ஒரு இடத்துல நடக்கும். ஆமாம்.
அ நீங்க இந்தப் பக்கம் மேற்கு தமிழகத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா, அங்க ஈரோடு பகுதிகள்ல வந்து அப்படியே அது வந்து கர்நாடகா எல்லைக்கு போகும். பர்கூர்ன்ற ஒரு ஊருக்குப் போகும். இது வந்து கரெக்ட்டா வந்து இது வந்து அந்தியூர் சந்தைனு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை. அதுல வந்து குதிரை வச்சிருக்காங்க. நீங்க எ நான்
ஆமா, ஆமா. ஆமாம், ஆமாம், ஆமாம். ஆசியாலேயே பெரிய சந்தைன்னு நெனைக்கிறேன் அது!